ஓ! இது வேறையா? ம்.
ஆமா. அது வேற ஒண்ணு. அப்போ உடனே வந்து என்ன பண்ணேன்? ஒரு அ இன்னும் ஒரு மாதம் கழித்து, நானும் வந்து சரிங்க. அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு, அ "நீ நல்ல வேள வந்து சரின்னு சொன்னேன். நீ இல்லாம நான் எங்க போயிருப்பேன்? நீ இல்லாம நான் என்ன பண்ணியிருப்பேன்? நீ இல்லன்னா, நான் வந்து அ தவறான முடிவுகள் கூட எடுத்திருப்பேன்" அப்படின்னாரு. "என்ன எனக்கு புரியவே இல்லையே, ஒரு வேள ஆழ்ந்த காதலுக்கு போய்ட்டாரு போல. அப்படி ஒரு பெர்சனாலிட்டியா நம்ம!" அப்படின்னு யோசிச்சுட்டேன் நானு.
ஓ! <chuckles> உங்களுக்கே உங்கள சந்தேகம் உண்டாக்குற அளவுக்கு பேசிருக்காரு, மனுசன். ஆ.
கண்டிப்பாங்க. நிச்சயமா, அப்புறமா வந்து அ அப்ப இவ சொல்லுவாங்கல்ல வாழைப்பழம் மாரி பேசுறாங்க மேம். அப்படிங்கிற மாரி, அந்த மாரி ஒரு நபர் தான் அவரு.
ஆமா. அடார்ச்சும் தேன், நாக்குல தேன் தடவி பேசுறாங்க சில பேச பேச தேனா சொட்டும். அப்டிங்கிற மாரி பேசியிருக்காங்க. ஆ, அப்புறம் என்ன ஆச்சுங்க?
கண்டிப்பாங்க. நிச்சயமா. அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, அ ஒரு 3ஆம் ஆண்டு வருது. அந்த 3ஆம் ஆண்டு வரும்போது ம். நல்லா தான் போய்ட்டு இருந்ததுங்க. அ எங்களோட வாழ்க்கை வந்து நல்லா போய்ட்டு இருந்தது. அப்ப போகும்போது, அ எங்கேயோ இடிக்குதே! அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உள்ளுணர்வு.
ம். ஓ! சரி என்ன ஆச்சு? நீங்க சொல்றத பார்த்தாலே பகம் பயமா இருக்கே! என்ன ஆச்சு? சொல்லுங்க.
எதோ தவறா இருக்கு. ஏதோ தவறா இருக்கு. அது என்ன தான்? அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த தவறு என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடில. ஏதோ ஒரு விஷயம். ஏதோ எங்கயோ ஒண்ணு, அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆச்சு? வந்த 3ஆம் ஆண்டு வந்து ஆ நெறைய, எனக்கும் வந்து அந்த பொசஸிவ்னெஸ் அப்டின்ல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு.
ஆமாங்க. நம்ம கூடயே பேசணும். நம்ம கூடயே இருக்கணும். அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அப்ப ம்.
இல்ல அப்படி கூட இல்லைங்க. வேற ஏதாவது ஒரு வந்து ஒரு பொண்ணு போய் பேசும்போது நமக்கு ஒரு பொசஸிவ்னெஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இருந்தது. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருப்பா. எனக்கு பொசஸிவா இருக்கும். நானு அத கண்டுக்கவும் மாட்டேன். அது அப்பப்போ வந்து சொல்லுவேன். அப்பப்போ கண்டுக்க மாட்டேன். அப்பப்போ வந்து அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. கல்லூரிய விட்டு நம்ம போகும்போது இந்த பொண்ணு என்ன இருக்க போறாளா? அப்படின்னு நான் நினைச்சுட்டேன்.
கண்டிப்பா. கண்டிப்பா. ம். ம்.
சரி பேசீட்டு போட்டும், அப்படின்னு. அவனும் வந்து என்ன சொன்னான்னா, "அவன் என்ன ஒரு சாதாரணமா தான் வந்து பேசுறா. நீ ஏன் அப்டி? உனக்கு ஏன் வந்து அப்டி எடுத்துக்கற?" அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க.